ஓ! அதாவது ஒரு ஒரு வந்து விஷயத்தை வந்து, பிள்ளைகளுக்கு வந்து மனசுல வந்து அ பதிய வைக்கிறதுக்காக, அதை திருப்பி திருப்பி சொல்லுவாங்களோ?
ஆமா, பாடலாவும் பாடுவாங்க, அந்த மாரி வரிசையாவும் சொல்லுவாங்க. அப்போ, திருப்பி திருப்பி சொல்லும்போது நமக்கே மனப்பாடம் ஆயிரும் பாருங்க! நம்ம அது வந்து, ஒரு 2 தடவ சொல்லும்போது, 3வது 4வது தடவ நம்ம சேந்து சொல்லுவோம்.
சரி. கண்டிப்பா. சரி, சரி. இது
நம்ம வந்து ஒரே தடவயே சொல்ல ஆரம்பிச்சுருவோம். கொழந்தைங்க வந்து, ஒரு 3 தடவ கேட்டாங்கன்னா, 4வது தடவ அவுங்க சொல்ல முயற்சி பண்ணுவாங்க. அது என் கொழந்தைக்கெல்லாம் 3 வயசு தான் ஆகுது. அவ வந்துட்டு, அதையே, அப்படியே முயற்சி பண்ணுவா. அது சொல்ல சொல்ல.
ஓஹோ! அ. அ, பரவால்லையே! இப்போ நீங்க வந்து, உங்க உங்க பள்ளி காலத்தில பாத்தீங்கன்னா, இந்த பவர் ரேஞ்சர்ஸ்ஸு, இதுன்னு சொல்லியிருக்கீங்கல்லயா? இது மாதிரி, ஒரு சில <laughs> ஒரு சில பிள்ளைகள் நான் பாத்துருக்கிறேன். எதையாவது கார்ட்டூன் பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவாவே மாறிடுவாங்க வீட்ல, "ஏய் நான் இப்படி, நான் ஹீ மேனு, நான் இது" அப்டின்னு சொல்லுவாங்க. அது மாரி நீங்க பண்ணியிருக்கீங்களா?
ஆமா. ம். அய்யய்ய! அது நான் பண்ணது இல்ல! என் தம்பி பண்ணி பாத்துருக்கேன். அந்த அதுக்கு நல்லா ந அடியும் வாங்கிருப்பான், திட்டும் வாங்கிருப்பான். <laughs> அந்த இட்லி கொப்பரயோட தட்டு இருக்கு பாருங்க! அத எடுத்துக்குவாங்க. <laughs>
அ, <laughs> அ, ஆமா. <laughs> புரியுது, அ,
அது அதுதான் அந்த பவர் ரேஞ்சரோட வெப்பன். <snorts>
ஆமா. ஆ, அப்புறம் கையில கையில வேற ஏதாவது வெச்சிருப்பாரா? கரண்டி, கிரண்டி. அ.
அப்புறம் கரண்டி தான் வந்து கத்தி. கரண்டி தான் கத்தி <chuckles> ஆமா. கரண்டி, தோசை கரண்டி தான் கத்தி. அ அப்டி எடுத்துட்டு, ஒரு தரவ என்னா பண்ணான்? அந்த மாரி, அ அந்த வாள சுழட்டுற மாரி அந்த கத் அந்த கரண்டிய சுழட்டிட்டு வரப்ப என்ன பண்ணிட்டாருன்னா? <chuckles>
ஆமா. அ வெச்சாரா யாருக்காவது?
அந்த பீரோ, ஸ்டீல் பீரோல போயி, ஒரு போடு போட்டாரு! <snorts> நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க, அம்மாவும் அப்பாவும்.
<laughs> ஓ! சரி! <laughs> அ அப்புறம் அவருக்கு பூசை வச்சிருப்பாங்களே!
அப்போ, ஆமா, ஆமா. தோசை கரண்டியாலயே வாங்குனான். அதாலயே வாங்குனான். அப்போ அந்த மாதிரி எதாவது எ பண்றது வந்து, சேட்டை பண்றது அவனா தான் இருப்பான். ஆனா நான் வந்து என்னா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா? இந்த டோரா வந்துட்டு, டோராவும் சரி இந்த மிஸ்டர் பீன் ஒண்ணு வரும் பாருங்க, அவன் வந்து எப்ப பாரு, அந்த ஒரு கரடிய தூக்கிகிட்டே திரிவான். அந்த குட்டி கரடிய. கரடி பொம்மை. அந்த மாதிரி அப்போ நான் ஒரு பொம்மைய தூக்கிகிட்டே திரிவேன். அப்போ எங்க அம்மா சொல்லுவாங்க, "இத பாத்து தான் நீ கெட்டு போற." அப்டிம்பா. அவன் லூசு தனமா ஏதோ பண்ணீட்டு இருக்கான், நீ அதை வந்து ஒன் இதில, ஒன் இதில பண்ணீட்ருக்க, இது சரியில்லை! அப்டிபாங்க.
<laughs> சரி. ஓஹோ! ம். ஆமாமா. அருமையா இருக்குமே! ஆம்மா. ம். <laughs> ஆ,